ம்ஹ்ம், உங்களுக்கு இதத் தவிர வேற ஏதாது ஹாபி 2 பேரும் சேர்ந்து இல்ல அவங்ளோட ஹாப்பி உங்க கூடப் பகிர்ந்து 2 பேரு சேர்ந்து செஞ்சிருக்க அனுபவம் இருக்கா?
ஆ, இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா ஆரி ஒர்க் வந்து நீ கத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆ, எனக்கு என்ன பிரச்சினைனா, எனக்கு அந்த ஊசில வச்சிட்டு பொறுமையா கோக்ககறது அப்படிங்கிறது என்னால முடியவே முடியாது, அதாங்க. ஆ, அவங்களோட ஹாபி வந்து ரொம்ப பொறுமையானது.
ஓகேங்க. ஆமாங்க. அது ரொம்ப மைன்யூட்டா செய்ணும். ஆமாங்க. அதும் முதுகு வலி எல்லாமே இருக்கும்ல. அந்த செஸ் விளையாடோர மாதிரி, கிடையாது.
ஆ. ஆமாங்க, கண்டிப்பா. ஆ, செஸ்சு பிரச்சன இல்ல. ஆனா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது ரொம்ப முதுகு வலிக்கும். ரொம்ப பொறுமை வேணும். அந்த ஊசியில ஒவ்வொரு பாசியா கோக்கணு அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து சுத்தமா வராது. அந்த நுணுக்கமான செய்யற வித்துல எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல அப்படிங்கிறனாலதான், முதல் நாங்க அதத்தான் முயற்சி பண்ணோம். 2 பேரு ஒரே மாரி ஒரே ட்ராயிங் வரையலானுட்ரை பண்ணோம். ஆ, அதெல்லா வந்து கொஞ்சம் செட் ஆகுல. அப்புறம் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லீங்கும்போதுதான் அவ என்னோட ஹாப்பி எடுக்க ஆரம்பசிச்சாங்க.
ம், ம். ஆமாங்க, ஆமா. வேணு ஆஹா. ஓகேங்க. அப்ப இத்ல 2 பேருமே இப்போ இப்ப வர வெளாயாண்டுட்டு இருக்கீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட.
ஆமாங்க, ஆமாங்க. அது இன்னுமே நாங்க மட்டும் வெளாடுறது இல்லாம அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக க அதாது அவங்க, அவளோட வேற தோழிகள்லா இருப்பாங்கல. அ, அவங்களும் வந்து இணஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மாரி நல்லா ஒரு பெரிய கூட்டமாவே மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்க.
ஆமாங்க. ஒரு குரூப்பு மாரி ஆரம்பிச்சு அதுல எல்லாரும் பண்ற மாரி இருக்கா? டீம் வச்சு வேலையாண்டு இருக்கீங்களா இதுவர அதுல?
அதே தாங்க அதே தாங்க. ஆ இல்லீங்க இதுல டீம் வச்சு வெளாட முடியாது. 2 பேர் மட்டும்தா விளையாட முடியும். அ ஆனா வந்து அவங்களையும் உள்ள இணச்சதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மேட்ச் போட்டுக்கிறது, ஆ, விளையாடுறது, யாருக்கு எப்படி வந்து விளையாடுனா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அத வந்து ஒரு போட்டி, ஒரு கேம் அப்படிங்கிறத தாண்டி, நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அத ஒரு பொழுதுபோக்கா மாத்திட்டோன்னு சொல்லலாம். <laughs> அ அதாது யாருமே வந்துட்டு ஜெயிக்கணும், தோக்கணுனே வெளாட மாட்டாங்க. ஆ, எல்லாரும் என்ன எண்ணத்துல வேளாடுவாங்க அப்படின்னா, ஆ கொஞ்ச நேர வெளையாடப்போறோம் நல்லா சிரிச்சு நம்மளோட மனச மாத்தணும். அப்படிங்கறக்காகவும், கொஞ்சம் அது விளையாடும்போது யோசிக்கிற மாரியு இருக்கும் அப்படிங்கிறபோதும் நல்லா இருக்குங்க. அது விளையாடும்போது நல்லா இருக்கும்.
ம். ஓகேங்க. ஒஹோ. ம்ஹ்ம். <laughs> <breath> கெடையாது, ம். ஆமாங்க. ம். செஸ்ல உங்களுக்கு எந்த இது ரொம்ப புடிக்கும், எந்த காய்ன் வந்து ரொம்ப புடிக்கும் அந்த மாதிரி. எதாது இது இருந்ததுன்னா நான் வந்து எப்படின்னாலும் ஜெயிச்சுருவேன். எனக்கு இந்த ஒரு காய்ன் போதும் அப்படின்னா?
ஆ. அப்படின்னா எல்லாரும சொல்ற மாரி எனக்கு ராணிதான், ராணி ஆனா நாங்க அதுலயு நீங்கக் கேட்ட மாதிரி ராணிதானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா எடுத்தொனே ராணி 2 பேரும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மேட்ச் வெளையாட ஆரம்பிப்போம். அப்பதா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு.
ம். ம். ஓ! சூப்பர் அந்த மாதிரி எதாது உங்களோட அனுபவம் சொல்லுங்களேன், 2 பேரும் விளையாடும்போது,

அஹா. ஆ. அதாங்க இருக்கு. என்னான்னா, நாங்க இந்த மாரி தான், புதுசு புதுசா ட்ரை பண்றது. அ எடுத்தவுன்னே என்ன பண்றது? அப்டின்னா, நமக்குத் தெரியும். இந்த மாரி மூவ் பண்ணா, ராணிய டக்குன்னு வெட்டிறலான்னு. "நேருக்கு நேர் ராணிய வக்கும்போது வெட்றடலாம்" அப்டிங்கும்போது, அ என்னா பண்ணுவோம்னா, டக்குன்னு வெட்டிருவோம். வெட்டிட்டு 2 பேரு ராணியும் போயிரும். அ போனப்புறம் விழுந்து விழுந்து சொதப்பு சொதப்புன்னு சொதுப்பிட்ருப்போம். ஏன்னா, அ நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கும்? அப்டின்னா, ராணிய வச்சே எல்லாத்தையும் கவர் பண்ணிறலாம். ராணிய வச்சே நம்ம எல்லா மூவ் பண்ணிலாம் அப்டின்னு வைக்கும்போது
அந்த மாதிரி. ம். ம். எடுத்தாலே ம். ஆமாங்க. <laughs> சரிங்க, கரெக்ட்டு. ஒங்களோட மொதல் மூவ் எதுவா இருக்கும்? மோஸ்ட்லீ? சோல்ஜர் வச்சு எடுப்பீங்களா? இல்ல குதிர இந்த மாதிரி எது? எது ஃபஸ்ட்டு மூவ் உங்களோட வப்பீங்க?
ஆ, ஆக்சுவலா இதுல வந்துட்டு ஓப்பனிங்ஸ் அப்படின்லாம் கொஞ்சது இருக்கும். அதாவது வந்துட்டு, அ ஆ ஒ ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் ஒவ்வொரு பேரு இருக்கும். அ அந்தப் பேரு அந்தப் பேருக்கு தகுந்த மாரி நம்ப ஓப்பனிங் முன்னாடி எடுக்கலாம். அ இது வந்துட்டு என்னோட தோழி கூட விளையாட்றது அப்படிங்கறதுனால வந்துட்டு, நானு அ அதெல்லாம் எதுவுமே பாக்காம சும்மா நான் சோல்ஜர்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறது. அதுலயும் சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அ சோல்ஜர வந்து வெட்ற மாரி வந்துச்சுன்னா, நம்ப வந்து மோஸ்ட்லி வந்து சீரியஸா வெளாடனமுன்னா அத வெட்டமாட்டோம் நாங்க. அ அத அப்படியேதான் வச்சிட்டே இருப்போம். அ ஏதாவது ஒரு சிச்சுவேசன் வந்தா மட்டும்தான் வெட்டுவோம். அ ஆனா, தோழிகள் கூட விளையாடும்போது என்னாபண்றதுன்னா? நான் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வெட்டிட்டே இருப்போம். அ ஈக்வல் பாயிண்ட்ஸ்ல குடுத்துட்டே இருக்குறது.
ம். ஓகேங்க. ம். ரூலெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ம். ம். ம். அ. ம். ம், ஆமாங்க. பாய்ண்ட்ஸ் வச்சு விளையாடுவீங்களா? சும்மா வெளையாடுவீங்களா ரெண்டு பேரும்?
ஆ, பாயிண்ட்ஸ்ன்னு நான் என்ன சொன்னன் அப்டின்னா, இப்ப எனக்குக் குதிரைன்னா அவங்கள் அந்தச் சைடுல எதாவது பிஷப் வருது அப்டின்னா, அ அத வந்து வெட்டிர்றது. நான் அப்படி சொல்றன். அ 2 பேருக்கும் ஒரே அளவு இருக்கறது.
ம். ம். ஓகேங்க. ஓகே ஓகே. பிராப்பரா மேட்ச்சு விளையாடும்போது பாய்ண்ட்ஸ்லாம் வைப்பாங்கல்ல! அந்த மாரி. இப்ப பிஷப்க்கு எவ்ளோ பாய்ண்ட் அந்த மாரிலாம் உண்டுல்ல! அதுல்லாம் வச்சு, 4, 6 சம்திங், சம்திங் உண்டுல்ல?
ஆஹா. ஆ, இல்லீங்க. அதுலாம் இல்ல. இது ஃபுல்லா வந்து மேட்ச்சு மு டைமிங்கில தான் இந்த மேட்ச்சு முடியும்.

சூப்பருங்க!
அ, அ. அப்புறம் அதென்ன ஆகுதுன்னா அவளுக்கு இப்ப ஹாபியா போயிருச்சு.
அது அவங்களோட ஆசையா இல்ல, அது விளையாடணும்ன்ற அந்த ஆசையா, இல்ல ஒரு கனவா, அவங்களுக்கு? <tsk> நம்மளும் அவங்களோட ஜெயிக்கணும் அப்டின்னு நெனைக்கிறேன்.
அ. அதுல வந்து அவங்களுக்கு ஆர்வம் வந்திருச்சுன்னு சொல்லலாம். இதுநாள் வரைக்கும் வந்து, அ. செஸ்ன்னா வந்து ஏதோ ஒரு விளையாடுறது அப்டின்னு நெனச்சுட்டு இருந்தது தாண்டி, அதத் தினமும் விளையாட விளையாட என்னாகுது அப்டின்னா நம்மளும் இதக் கத்துக்கணும், அ இதுல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு அந்த க்யூ க்யூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்ல?
ஓகே. ஆமா. நீங்களும் ஒரு காலகட்டத்துல மென்ட்டார் ஆயிட்டீங்க. வழிகாட்டி ஆயிட்டீங்க.
ஆமாங்க. ஒரு சின்னதா ஒரு சிறு காலகட்டத்துக்கு வந்துட்டு, அ. சொல்லிக் குடுத்த மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளும் அதக் கத்துக்கிட்டா அப்டிங்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னே சொல்லலாங்க.
சூப்பரு ஆமா. இதுலயே உங்களுக்கு ஒரு நெருக்கம் கூட ஆ இருந்திருக்கும்ல உங்க ப்ரெண்ட் கூட? <chuckles>
ஆமாங்க, ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா அந்தக் காலகட்டத்துல, அ எங்க 2 பேத்துக்குமே மன அழுத்தம் இருக்கும்போது இது நல்லாவே உதவி செஞ்சுச்சு. நல்லா வந்து நாங்க எதை எல்லாத்தையும் மறந்துட்டு விளையாட்றது, சிரிக்கிறது. அ நேர்ல போய் பார்க்க முடியல அப்டின்னாலும் இதுனால வந்துட்டு எங்களோட பேச்சுக்கு வந்து அதிகமா வந்தது. ஏன்னா, நாம்ம ஏதாவது பேசப் போனோம்னா என்ன பண்ணுவோம்னா நாங்க மறுபடியும் அந்தக் கவலையான இடத்துக்கே போயிருவோம். <chuckles> அ. அப்ப அத வந்து திசை திருப்ப இது நல்லாவே உதவிச்சு. செஸ்சுல செஸ் செஸ்ஸ பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தோம் அப்டிங்கும் போது அ அதுல அந்த மூவ் வந்துச்சு.
சூப்பர் ம். <laughs> ஓகேங்க, அ. உங்க மனக்கவலை எல்லாம் போயிரும்.